அடடா! சரிங்க. அப்புறம் வந்து கண்டிப்பா வந்து இரவு உணவெல்லாம் செய்ய முடியாது தானேங்க. ம்.
வந்ததும் <tsk> எனக்கு அடுத் ஆமா. அ எனக்கு அ அம்மா செஞ்சு வச்சிருவன்னாலும் மத்த வேலை கூட எனக்குப் பாக்க ஒரு இன்டெரெஸ்ட் இருக்காது. ஏன்னா, வந்துமா! படுத்துமா! அ கொஞ்சம் தூங்கனுமா! அப்படின்ற ஒரு மனநிலை தான் எனக்குத் திருமணத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. அ அதனால அவகிட்ட சொல்லிப் புரிய வச்சேன். இந்த மாதிரி, அ இப்ப நீ உனக்கு நல்லாவே இருக்கும். நேரம் இருக்குறதுல நீ இப்போ வந்து பயன்படுத்துறது ரொம்பவே சரி. ஏன்னா, அதுக்கப்புறம் உனக்கு நேரம் கிடைக்காது. அதனால இப்ப நீ, அந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும். நா வேணாம்னு சொல்லல. ஆனா அதே நேரத்துல, ஒரு நாளைக்கு ஒரு வேலையாது கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும், செய்யணும் நீனு, அப்படின்ற மாரி அவளுக்கு வலியுறுத்துனேன். அவ பர்ஸ்ட்டு கேக்கும்போது, ஏன்க்கா, நீனும் அம்மா மாதிரி சொல்றே? அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிச்சா. ஆ, நான் வந்து சொன்னேன். எனக்கு இப்போ உனக்கு அட்வைஸ் பண்ணனும்ன்றது எல்லாம் எனக்குப் பிடிக்கவே கிடையாது. இருந்தாலும், நம்மளோட <tsk> நிலைமை அப்படி மாறிடும். இப்போ எனக்குத் திருமணம் ஆகி முடிஞ்சு நான் போகும்போது எனக்கு என் மாமியார் எல்லாமே உதவுனாங்க. நல்லவேளை, அவங்க நல்லவங்களா இருக்கப்போயி, உதவுனாங்க. இல்ல அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டையா கூட மாறி இருக்கலாம். அ இல்லைனா நாம தனி வீட்டுக்குத் தான் நம்ம இருந்தோம்னா கூட நம்ம தான் எல்லா வேலையும் பாக்குற மாதிரி இருந்திருக்கும். அந்த எல்லாம் நீ நெனவில வச்சுக்கோ. அ.
ஆஹாஹா, ஆ, புரியுதுங்க. ஆஹ். புரியுதுங்க, புரியுதுங்க. சரிங்க. ஆஹா. <laughs> சரிங்க. ஆமாங்க. கண்டிப்பா. ஆஹ். அதாங்க. ஆஹா. ம். சரியா சொன்னீங்க. இப்ப வந்து, அ எனக்கு வர்ற மாமியாரும் இதே மாரிதான் நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு அவங்க வந்து உங்களுக்கு உங்ககிட்ட விவாதம் பண்ணலீங்களா?
ஆமா. <chuckles> அ, அது தான் அவ சொன்னா. உன்னையும் உங்க மாமியார் மாரி எனக்கும் ஒரு மாமியார் கிடைச்சா என்ன ப கிடைச்சா தானே! கிடைக்கலனா என்ன பண்ணுவ? அப்போ வந்து நீ 2துக்கும் தயாரா இரு. இப்போ என் கணவர் வந்து, அ எனக்கு ஏ எனக்கு ஏத்த மாதிரி இருந்தாங்க. புரிஞ்சுக்கிட்டாங்க. உன் கணவர் எப்படி வருவாங்கன்னு எனக்குத் தெரியாது. அவர் வந்து, ஏன் வேலை செய்யலைன்னு கேட்டுச் சண்டை போடுறவரா இருந்தா, உன் நிலைமை என்ன ஆகுறதுன்னு பாரு. அதனால கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யக் கத்துக்கோ. கொஞ்சம் கொஞ்சம் வேலை நீ ஒரு நாள் ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கேனா, அதுல ஒரு ஒரு 1 மணி நேரம் மட்டும் மாதிரி எதாச்சும் ஒரு வேலையை செய், பாத்திரம் தேய், அம்மா கூடச் சேர்ந்து. அ வீட்டைப் பெருக்கி வை, வீட்ட க்ளீன் பண்ணி வை. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சா போதும். பர்ஸ்ட்டு ஒரு 2 மாசம் செய்யி, அதுக்கு அடுத்த ஒரு 2 மாசம் சமையல் பழக ஆரம்பி. ரொம்ப பெருசு இல்ல. பர்ஸ்ட்டு தோசைய சுடு. அதுக்கு ஒரு சட்னினா எப்படி செய்யணும்ன்றதை மட்டும் கத்துக்கோ அப்படின்னு, அவகிட்ட சொல்லி அதைப் புரிய வச்சிட்டாங்க. அவ எல்லாத்துக்கும்
ஓஹோ. <laughs> அ, அச்சோ. அ. சரி, சரிங்க. ஆஹா. சரிங்க. ம். ஆமாங்க. ஆஹா. சரியா சொன்னீங்க. ஆஹா. ஆஹ். சரிங்க. ம். அருமையா சொன்னீங்க. புரிய வச்சதுக்கு அப்புறம் மொத மொதல்ல என்ன வேலை செஞ்சாங்க? அப்புறம் ஏதாவது ஒரு விமர்சனம் சொன்னாங்களா? இது என்னங்க இவ்வளவு கஷ்டமா இருக்குது என்ன செய்யச் சொல்றீங்களே? அப்படின்னு.
ஆஹ. கண்டிப்பா. கண்டிப்பா. அவ வந்து பர்ஸ்ட்டு, <tsk> ஐயோ! என்ன நீனுமா? அப்படின்ற மாதிரி உக்காந்து இருந்தா. அப்புறம் சரி செய்றேன், அப்படின்னு இழுத்திட்டு போனாங்க. ஆ, நான் வந்து பெரிய வேலை எல்லாம் செ செய்ய விடலங்க அவள. ஆ, நீங்க எப்பிடி இருந்தாலும், ஞாயிற்றுக்கிழமையும், சனி கிழமையும் உங்க வீட்டுக்குப் போவ, உங்க அம் நா சொல்
ஆஹா! சரிங்க. ஆஹா.

ஓ.
சொல்லிட்டேன் எங்க சித்திட்ட, "பெரிய பெரிய வேலை எல்லாம் நீ அங்க வச்சு வாங்கிக்கோ என்னால முடிஞ்ச வேலைய நான் அவளுக்குச் சொல்றேன். அவளளுக்கு பழக்கி கூட்டு அனுப்புறேன். நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பு உன் வேலையல்லாம் வாங்கிரு" அப்படின்ற மாரி எங்க சித்தி கிட்ட <laughs> ஆமா ஆமா.
<laughs> <chuckles> நல்லா பிளான் போட்ருக்கீங்க நீங்களும் அவுங்களும் சேந்துட்டு. ஆ.
யா அப்போ வந்து என்னா ஆயிடுச்சுனா, எங்க வீட்ல வந்து நான் ஃபஸ்டு அவ்வளவா அவளுக்கு வேல சொல்றதே எனக்கு இஷ்டம் இல்ல, இருந்தாலும் வேற என்னா பண்றது? அப்படின்னு சொல்ட்டு அ "ஃபஸ்டு வீட்டை எல்லாம் கூட்டி விடு" அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சேன். டெய்லியும் காலைல எந்திருச்சன்னா அ டெய்லியும் காலைல அவளாலலாம் செய்ய முடியாது. காலேஜ் போணும் அப்படின்றனால, அ "சாயந்திரம் வந்து ஒரு 6 மணிக்கு முன்னாடி நீ தான் வீட்டைக் கூட்டணும். அதும் 6 மணிக்கு முன்னாடி, நீ என்ன வேலை பாத்தாலும் பரவால்லை, எனக்கு 5:30ல இருந்து 5:45க்கு உள்ள வீடு கூட்டி ஆகணும். அஞ்சே முக்கால்குள்ள நீ கூட்டிட்னும். எப்ப கூட்டுறியோ அது உன்னோட விஷயம், உன்னோட வேலை தான்" அப்படின்ற மாரி
அதாங்க. சரிங்க. ஆமாமாங்க. ம். ம். சரிங்க. ஆஹா.
சொல்லிட்டேன். "ஏன்னா 6 மணிக்கு வெளக்கு வைக்கிற நேரம் நீ கூட்டக் கூடாது. இங்கேன்னு இல்ல, எங்க போனாலும் கூட்டக் கூடாது. ஆ அஞ்சே முக்கால்க்குள்ள நீ கூட்டி வீட்ட வைக்கணும்" அப்படின்ற மாரி ஒரு பழக்கத்தை கொண்டு வரலாம்ன்னு, கொண்டு வந்தேன். அவ வந்து நல்லா நல்லபடியா செஞ்சுட்டா. அந்தப் பெருக்கிற வேலை ஈஸி வேலைன்றனால அ எப்பவுமே ஒரு 5:30 மணிக்கு கூட்டிருவா அ வீட்ட வந்து. அ நல்லா கூட்டி, எடுத்து, வச்சு, எடுத்து வச்சிருவா. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்னா, ம் "திங்ககிழமையும், ஆ வியாழக்கிழமையும், வெளக்கு பாத்திரல்லாம் நீ தான் தேய்க்கணும்!" அப்டின்ற மாரி அவள்ட ஒரு அ திங்ககிழம நைட்டு, இவ நீ வந்த பிறகு காலேஜ் விட்டு வந்த பிறகு, உனக்குக் கொஞ்சம் ரெஸ்டட் எடுத்துட்டு எப்ப ஃப்ரீயோ அப்ப வந்து, அ திங்ககிழமயும், வியாழக்கிழமயும், நீ வெளக்கு தேய்க்கிற பொறுப்பு உன்து தான் அப்படின்ற மாரி விட்ருவேன். அப்புறமா, ஆ "நீனே பாக்கம்போது, எப்டி வந்து பாத்திரம் இருக்கோ? அத நீ தான் தேய்க்கணும்" அப்படின்ற மாரி சொல்லிருவேன் அந்தப் பாத்திரம் தேய்க்குறக்கு மட்டும் அவளுக்கு ஆகவே ஆகாது. அவ சொல்லிட்டே இருப்பா. "நான் எங்க வீட்டுல டிஷ் வாஷர் வாங்கி வச்சிருவேன் டிஷ் வாஷர் வாங்கி" அ அ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. "டிஷ் வாஷர் உங்க வீட்டுக்காரும் சேந்து வாங்குனா தானே, வாங்க முடியும்? அதுக்கு ஏத்த செட்டப்லாம் உங்க வீட்ல இருந்தா தானே ஆமா, கண்டிப்பா அந்த டிஷ் வாஷர் வெக்கிற அளவுக்கு உங்க வீடு இருந்தா தான்டீ வெப்பே! அதுனால, அதுக்கு முன்னாடி பழகணும். இத நீ பழகு. அதுக்கப்புறம் போய், நீ அதுல வாங்கி வெச்சுக்கோ!" அப்படின்ற மாரி சொல்லி வச் அவ <tsk> அவ சில டைம் வர மாட்டா. ஃபோன வச்சுக்ட்டே உக்காந்துட்டு இருப்பா. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்னு பாத்துகிட்டே இருப்பா. அப்ப நான் அவகிட்ட ஏதாவது சொல்லிருவேன். நான் இது அந்த வேலையைச் செஞ்சு முடிச்சிட்டன்னா, இன்னைக்கு நம்ப இங்க போலாம், இல்ல எதாச்சும் சாப்பிடலாம், இல்ல எதாச்சும் பண்ணலாம். இல்ல அ அப்புறம் உங்க அம்மாகிட்ட அவ அம்மா கிட்ட எதாச்சும் கேட்ருப்பா, அது முடியாதுன்னு இருப்பாங்கல்ல!
சரிங்க. ஆ. ஆஹா. சரிங்க. ம். அருமைங்க. <laughs> சரிங்க. ஓஹோ. சரிங்க. ஓஹோ. ஆ, சரிங்க. அருமைங்க. ஓஹோ. ம். <laughs> ஆமாங்க. சரியா சொல்லி இருக்குறாங்க. ஆமாங்க, கண்டிப்பா. ஏன்னா சிலர் வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டாங்க இல்ல. ம். ஆமாங்க. ஆஹ. சரி சரிங்க. ஆஹா. ம், ம். சரிங்க. ஆஹ, அருமைங்க, ம். ஆமாமாங்க.
"நான் சித்தி கிட்ட பேசினேன். உனக்கு நான் அத பண்ணி தரேன். அது உனக்குச் சாதகமா முடிச்சு தரேன் வா" அப்படின்ற மாரி ஒரு.
ஓஹோ. <laughs> ம்ஹ்ம்.
அ இது அறிகுறி, அந்த மாரி எதாச்சும் அவளுக்குக் குடுத்து வச்சிருப்பேன். அ சில டைம் வந்து அவ சொன் நான் சொன்ன வேலையல்லாம் கரெக்டா செஞ்சுட்டானா! அவளுக்கு எதாச்சும் நான் வாங்கி குடுப்பேன். ம் அவளுக்கே தெரியும் அது அ அவளுக்கு வந்து இந்த
சரிங்க. அருமைங்க. பரவாயில்லைங்க. அஹ், என்னா மாதிரி பொருட்கள் வாங்கி குடுத்திருப்பீங்க? அது வாங்கி வாங்கி குடுக்கும் போது அவங்களோட மனநிலை எப்டி இருக்கும்?

<tsk> அதாவது 0ங்க. ஒண்ணுமே பண்ணாம, உட்கார்ந்து ஃபோன மட்டும் பார்க்கறதுக்கு எவ்வளோ எரிச்சலா இருக்கும். அதுவும் வயசு பொண்ணு ஆயிட்டா. இனிமேல் பண்ணணும்னா எப்படி கஷ்டமா இருக்கும்ல? ஆனா எங்க சித்தி வந்து, "சரி கொழந்தை பொண்ணு, <tsk> ஆ இப்ப நம்ம வேல வாங்க முடியாது, வேல வாங்க முடியாதுன்ற" மாரியே அவங்க வச்சிருந்தாங்க. கடைசி நேரத்தில வேல வாங்கி தானே ஆகணும் அப்டின்ற மாரி ஆயிடுச்சுங்க.
ஆ. கண்டிப்பாங்க. ஆமா, ஆமாங்க. ம். அதாங்க. ஆமாங்க. ஏன்னா, நம்ம உடம்பு வளையுங்க அப்பதான். இப் இப்ப இருந்து செய்ய ஆரம்பிச்சா தான், அ கொஞ்சமா அந்த வேலைகள்லாம் செய்யும்போது உடம்பு வளையும். ஏன்னா, அதெல்லாம் திடீர்னு ஒரு நாள்ல செய்ய முடியாதுங்கல்ல?
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டி கண்டிப்பா. முடியாது. ஆமா. க போய் கத்துக்கிற நேரமும் கடையாதுங்க. <tsk> ஏன்னா, எல்லாரும் ஒரே மாரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு கணவர் வீடுன்னு போயாச்சுனா, எல்லாரும் ஒரே அந்த இந்த ஒரு விஷயத்துக்காக பிரச்சனை வந்துச்சுன்னா, நல்லாவும் இருக்காது. கல்யாணம் ஆயி போன புதுசே பிரச்சனை வந்துச்சுனாலும் நல்லா இருக்காது.
ஆமாங்க. கண்டிப்பாங்க. அதேதாங்க. ஆ. ஆமாங்க. ஏன்னா, அதுக்கப்புறம் நெறைய பிரச்சனைகள் காத்துட்டு இருக்குங்கும்போது, இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவ்வளோதான். ம்.
கண்டிப்பா. கண்டிப்பா. இப்ப ஒரு உதாரணத்துக்கு என் பையனே சொல்றங்க. அவனுக்கு 3 1/2 வயசு தான் ஆகுது இப்போ. ம் இன்னும் 2 மாசம் போனா, 4 வயசு ஆகுது. அவனுக்கு வந்து நான் சொல்லிக் குடுத்துருக்கேன் இப்பவே. ம் "என்னன்னா, சாப்டா அந்த பொ அந்த என்ன நீ சாப்புட்றியோ, மம்மி ஏதாச்சும் ஒரு கின்னத்துல போட்டு குடுத்தனா, அத சாப்ட்டு காலி ஆயிடுச்சுன்னா, போய் சிங்க்ல போட்டுருணும். இல்லன்னா, நீ வச்சிருக்க அததுல பேலன்ஸ் வச்சிருக்கன்னா, இந்த சமையல் திண்டு மேல வச்சரணும்" அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவன் 3 வயசுலருந்தே அத கரெக்ட்டா பண்ணுவாங்க. அதே மாரி, அவன் போட்ற பேம்பர்ஸ் பண்ணா கூட, அத கரெக்ட்டா அவனே ரிமூவ் பண்ணிருவான், போயி இப்ப டஸ்பின்ல தான் போடணும்னு சொன்னா, கரெக்ட்டா டஸ்பின்ல அத போட்டுருவான். அது ஒரு ஒரு வாரம் அதுக்கடுத்து வாரமெல்லாம் அவன் கரெக்ட்டா பண்ணிருவான். அதே மாரி தான்
சரிங்க. சரிங்க. அருமைங்க. ஓஹோ! ம். பரவால்லங்க. ஆஹா! அருமைங்க, அருமைங்க.
துணியுங்க. துணி அவன் கழட்டினானா அந்த துணி அவனே கழட்டிருவான் சில டைம்லாம். அவனுக்கு சில டைம் கழட்ட தெரியாம, நம்ம ஏதாவது அவசரத்த போட்டாலும், அவன் கூப்படுவான். "மம்மி இந்த துணிய நீ இங்கேயா போடணும்? இல்ல தானே? வாஷிங் மெசின்ல தானே போடணும். நீ ஏங்க போட்டுருக்க?" அப்படின்ற மாரி என்னையே கூப்டி கேள்வி கேப்பான். அந்த மாரி குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலருந்தே நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்த சொல்லி குடுத்து அத வந்து குழந்தைங்கள்ட்ட வேல வாங்குறதா நெினைக்கக்கூடாது. நம்ம பழக்கிறணும். அது வந்து அது ஒரு ஆண் பிள்ளையா இருக்கட்டும், பெண் பிள்ளையா இருக்கட்டும். எதுவா இருந்தாலும், நம்ம சொல்லி் குடுத்து அத <tsk> கடைசி நேரத்தில நீ மொத்தமா செய்யின்னு சொல்லும்போது அங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா எனக்கே அந்த மாரி இருந்துருக்கு அப்டின்றதால ம்.
சரிங்க. ஆஹ. ஓஹோ! கண்டிப்பா இல்லைங்க. ஆமா, ஆமாங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா ஆ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்குது. ஏன்னா, என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம வந்து செல்லம் குடுக்குறோம்னு நெனச்சு போட்டு, அவங்களுக்கு ஒரு துயரத்த தான் குடுக்குறோங்க. ஆ எனக்கே இது நடந்துச்சு. ஒரு கல்லூரி காலத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அ ஒரு 8வது, 9வது புள்ள வந்துட்டு காலையில சாப்பாடு செஞ்சுட்டு, அ மதியத்துக்கு செஞ்சு டிஃபன்ல போட்டு, வீட்டையெல்லாம் வந்துட்டு எல்லாம் சுத்தமா பண்ணிட்டு போயிட்டு வந்து, மறுபடியும் இரவு சமையல் செய்றத நான் பாத்தேங்க. அப்பதான் எனக்கு புத்தி வந்தது. அச்சச்சோ! நம்மனால வளையாம உட்காந்துட்டு இருக்கமே, அப்படிங்கிற மாரி அப்பறம்தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. அப்புறம் அப்ப எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. அ ஆனா பரவாயில்லங்க! ஏதோ கல் கல்லூரி பருவத்திலேயே எனக்கு, கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டங்காட்டி நல்லாவே உதவி செஞ்சுச்சுங்க. ஆ அதனால வேலை வாங்குறது அப்படிங்கிறது கண்டிப்பா தப்பு கிடையாது. அதுதான் உதவி செய்ற மாதிரி. அதுதான் செல்லம் குடுக்குறதுனே நான் சொல்லுவேங்க. அ அழகா வந்து அந்த பொண்ண வந்துட்டு, நீங்க நல்ல ஒரு வழிக்கு கொண்டு வந்தீங்க. ஆ உங்களோடு பேசினதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சிங்க. மீண்டும் பேசலாங்க.
கண்டிப் கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. <chuckles> ம். சரிங்க ச கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. உங்கள்ட்ட பேசினதும் ந மகி்ழ்ச்சியா இருக்கு. நன்றிங்க.
நன்றிங்க.

ஆ கொழந்தைல்லாம் இல்லங்க. அவ பெரிய பொண்ணுதான் ஆ ஒரு ஆ காலேஜ் படிப்பா, அந்த வயசு தான் அவளுக்கு அப்போ, ம். ம்.
வயசு. ஓஹ்! <laughs> ஆஹா! சரி, சரிங்க. அ நான் இத எதிர்பாக்கல. ஆ சொல்லுங்க, சொல்லுங்க.
ஆ இப்ப இ என்னோட என்னோட கொழந்த வந்து இப்ப எனக்கு குழந்த 3 வயசு இருக்குங்க. ஆ அப்போ வந்து பாத்தீங்கன்னா,
ஆஹ சரிங்க. ஆனா வந்து, இப்ப நம்ம பேச போறது உங்க சித்தி பொண்ண பத்தி. ஆ சொல்லுங்க.
ஆமா, சி ஆமா. அவங் அவ வந்து எங்க வீட்ல தான் இருந்தா காலேஜ் படிக்கணும் அப்படின்றதுக்காக, எங்க வீட்ல வந்து இருந்தா. ஆ அப்ப வந்து எங்க சித்தி என்ன சொல்ட்டான்னா ஒரு வேலையும் பாக்க மாட்டா. அவள ஏதாச்சும் வேல வாங்கி, அ வேலையெல்லாம் கத்து குடுத்து அனுப்பு காலேஜ் முடிச்சாச்சுன்னா, அத அவ அதோட அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணணும். அந்த வயசு வந்துருச்சு, அவளுக்கு எதையாச்சும் வேலைய செய்ய வை. அப்டின்ற மாரி எங்க சித்தி சொல்லி அனுப்பிச்சுருவாங்க. இல்லனா நீ எதுவும் வேலை அவளுக்கு குடுக்கலன்னா, அவ ஃபோன பாத்துட்டே திரிவா அப்டின்ற மாரி சொல்லிட்டாங்க. ஆ நன் நம்மளுக்கு ஏன்னா, நான் சொல்லியிருக்கேன் அவகிட்ட. நானும் உன்னைய மாரி தான் இருந்தேன், கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்ப கல்யாணம் ஆயி குழந்தெல்லாம் வந்தோனயும், எல்லா வேலையும் இருக்கு. எனக்கு ஆ என்ன சொல்றதுன எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட்டு எல்லா வேலையும் செய்யம் போது. அம் அ ஏன்னா, எல்லாரும் ஆ. கண்டிப்பா. அப்போ வந்து எனக்கு வந்து எங்க மாமியார் தொணையா இருந்தாங்க, அந்த நேரத்துல. கொஞ்சம் உதவுறதெல்லாம் எனக்கு பண்ணாங்க. அ உனக்கு அந்த மாரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லார் மாமியாரும் ஒரே மாரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னொன்னு எல்லாரும் ஒண்ணா இருப்போங்கறதும், நம்ம சொல்ல முடியாதுல்லங்க. ஆனாலும் நான் அதெல்லாம் அவள்ட்ட சொல்லி புரிய வைக்கலாம் அப்டின்ற மாரி பாத்தேன். ஆ. 1 நாள் என்னாச்சு? ஃபோன் இருந்தா. அவள அப்ப கூப்பிட்டு உட்கார வச்சு, நான் ஃபர்ஸ்ட்டு அவகிட்ட பேச ஆரம்பிச்சேன். எடுத்தோன்னிமே நீ ஒரு வேலை செய்யி, அப்டின்னு சொல்லி போகக்கூடாதுன்றது என்னோட எண்ணம். ஆ ஏன்னா அ ஏன்னா நான் அந்த காலத்துல அந்த வயசுல நான் இருக்கும்போது, எங்க அம்மா போய் ஒரு வேலைய செய்யி அப்டின்னும்போது எனக்கு எரிச்சலா வரும். ஆ உனக்கு வேற வேல இல்லயாம்மா? சும்மா வேல சொல்லிக்கிட்டே இருக்க? போ! நீ செஞ்சா செய்யி, செய்யலனா போ, அப்படின்ற மாரி நான் பேசின காலம் உண்டு. ஆனா, அப்ப அவங்க சொல்றத கேட்டுருக்கலாம்ன்னு நெனச்ச நேரமும் ஒண்ணு இருக்கு அதனால, நான் அத வந்து அவளுக்கு புரிய வைக்கணும் அப்டின்ற
ஆஹ! சேரிங்க. ஆ. ஆஹா! சேரிங்க. <laughs> ஆஹா! ஆமாங்க. ம் பழக்கம் இல்லாம வந்து செய்யும்போது, ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். சேரி, சேரிங்க. ஆமாங்க. கண்டிப்பாங்க. சேரிங்க. ஓஹோ! ஆ, அருமைங்க. கோவம், கோவமா வருங்க நமக்கு. <chuckles> ஆமாங்க. அதேதாங்க. <chuckles> ஆ, சரிங்க. ஆ, ஆமாங்க. புரியுதுங்க. அ.
ஃபர்ஸ்ட்டு அத வந்து அவளுக்கு சொல்லி புரிய வைக்கணுன்றது நான் நெனச்சேன். அப்டின்னும்போது அவள கூப்பிட்டு, உக்கார வச்சு 1 நாள் சொன்னேன். ஆ இந்த மாரி அ என்ன என்னோட வாழ்க்கையவே நீ எடுத்துக்கோ! ஆ நான் வீட்ல ஏதாச்சும் வேல பாத்து, நீ பாத்துருக்கியா? நான் எதையுமே பண்ண மாட்டேன்னு உனக்கே தெரியும்ல. உன்னைய மாரி தான் நானும் இருப்பேன்னு உனக்கே தெரியும். ஆனா ஒரு கட்டத்துல ஆ என்னாச்சுன்னா நான் வீட்ல வேலை செய்யலங்க. அந்த பழக்கம் கூட எனக்கு வரல. ஆனா அதுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சு. அப்டியே கல்யாணம் முடிஞ்சு போணும் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ம்.
அ ஆ, சரிங்க. ஆஹ! ஆமாங்க. <chuckles> சேரிங்க. அடடா! ஓஹோ! புரியுதுங்க, புரியுதுங்க. அதாவது நீங்க, ஆ வேலைக்கு போயிட்டுருந்தீங்களா? சரி, சரிங்க. ஆஹ!
ஆமா. நான் வேலைக்கு போயிட்டுருந்தேங்க. படிப்பு முடிச்ச அடுத்த மாசத்தில இருந்தே, நான் வேலைக்கு போ படிப்பு எனக்கு இன்னைக்கி முடியுதுன்னா, அடுத்த மாசம், அடுத்த நாள் தொடங்குது. அப்டிங்கும்போது, ஆ வேல கெடைச்சருச்சு. <chuckles> கண்டிப்பா
அருமைங்க, அருமைங்க. அ ஒரு விதத்துல அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். இன்னொரு விதத்தல வேலை கத்துக்க முடியாம போயிடுச்சு உங்களுக்கு.
ஆமா. அப்போ வந்து நான் வேலைக்கு போய்ட்டு வர்றதுக்கே ஒரு 7 மணி ஆயிடுங்க நான் ஒரு 6 மணிக்கு மேல அலுவலகம் வுட்டாலுமே, நான் அங்கருந்து வீட்டுக்கு வர்றதுக்கே 7 மணி ஆயிடும்.